ஆ பிரச்சனை தான் அதுவுமே! அது ஒரு மு வகையான பிரச்சனைன்னு சொல்லணும். அது வந்து என்னன்னா, ஆ <tsk> எ அங்க முன்னாடி வேலையில எப்பிடி இருக்குன்னா, நான் வேலைய முடிச்சுட்டு வாசல தாண்டிட்டேன் அலுவலக வாசல்ன்னா எல்லாத்தையும் மறந்துருவேன். மறந்துட்டு வீட்ல வந்து என்ன வீட்ட பத்தி மட்டும் தான் நினைப்பேன், சந்தோஷமா இருந்துச்சு, மனசு வந்து முழுமையா இருந்தது. இது என்னன்னா வந்து ஒரு ஒரு சுழற்சி முறையில ஒரு ஒரு ஷிஃப்ட் ஆ போட்டு எல்லா நேரமும் அலுவலகத்த பத்தியே யோசிக்கிறமாரி ஆயிடுச்சு. <chuckles>
ம்ஹ்ம். கண்டிப்பா, ம். ம், ம். அதாது அந்த அ அவுங்க வந்து 24 மணி நேரமும் உங்கள அலுவலகத்த பத்தி சிந்திக்கிறமாரி வச்சுட்டாங்க இல்லயா?
ஆமா. அப்பிடி போட்டு மாட்டினமாரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒருமாரி தூக்கமே சரியா இல்லாம, அப்புறம் எப்பயுமே நான் வந்து ஒரு சோர்வாவே இருக்கிறமாரி ஆயிடுச்சு. இன்னும் இன்னும் குட்டி குட்டி பிரச்சனைலாம் நான் வந்து இங்கேயும் சந்திச்சேன்.
ம். இ ம்ஹ்ம். இப்ப பாத்தீங்கன்னா, அந்த அ அலுவலகத்துல இந்த எப்பிடி அலுவலகத்துக்குன்னு ஒரு க கல்ச்சர் இருக்கும். உதாரணத்துக்கு ஒர்க் கல்ச்சர் அப்பிடிம்பாங்க. அ அந்த அலுவலகத்தோட அந்த கலாச்சாரம் வந்து அ ஒ எப்பிடி சொல்லான்னா, இப்ப அவுங்க வந்து வேலைக்கு, எப்பிடி வந்து எப்பேர்பட்ட ஆள்கள வேலைக்கி தேர்வு செய்றாங்க. அதாவது தகுதிகளின் அடிப்படையிலயா! இல்ல சில நேரத்தில பாத்தீங்கன்னா, சொந்தக்காரங்க இல்ல தெரிஞ்சவங்க இவங்களலாம் வந்து வேலைக்கு கொண்டு வந்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இது. அ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா, நேரங்கள சரியான நேரங்கள வந்து சரியான நேரத்துக்கு வந்து சரியான நேரத்துக்கு வெளியே அனுப்புறது. அ அ கொடுக்கக்கூடிய சம்பளம் வந்து அந்த வேலைக்கி வந்து வெளிய வந்து வே வேலபோடம் வேலையோட மார்க்கெட்ல வந்து அதே சம்பளம் கொடுக்குற மாரி இருக்கும். இந்தமாரி விஷயங்கள். இதுபோக உற்கட்டமைப்பு, அ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அ அந்த வேலை சமநிலை வாழ்க்கையோட அ இத சமநிலை வந்து உ பராமரிக்கிறதுக்கு உதவுதா?
ம். ம். ம், ம். ம். ம், ம். ம். ம். ஆமா. ம், ம், ம். ம். ஆமா, ம். ஆமாமா, ஆமாமாமா. ஆமா. நெறையா விஷயங்கள் இருக்கு ஒர் ம். ம். ம். ம். ஆமா. எல்லாத்தையுமே நாம பாக்கணும். நாம வந்து அவுங்க பக்கத்துல இருந்து பாக்குறத விட நான் எப்பயுமே என்னைய மையமா வச்சு தான் பாப்பேன். எனக்கு இதனால என்ன கிடைக்குது? லாபம் கிடைக்குதா? என் குடும்பத்த, ஆமா, என் ஆமா. அவன் வந்து எனக்கு சம்பளம் தரான். எனக்கு பிடிச்ச வேலைய நான் செஞ்சுட்டு வரேன். இது 2 தான் நான் பார்ப்பேன். என்னைய நேரத்துக்கு விடுறான்னா! நான் வந்து போயிட்டு வர தூரம் பக்கமா இருக்கா! இவ்வளோலாம் தான் பார்த்து ஒரு வேலைய தேர்ந்தெடுத்து நான் செஞ்சேன். அப்பறம் இந்த வீட்லேந்து பாக்கிற வேலை வந்த உடனே அ சம்பளம் குறைவா இருந்தது. ஆனா வந்து நிறைய லாபமும் அதில இருக்கு. போக்குவரத்து செலவுலாம் எனக்கு கிடையாது.
கண்டிப்பா. ஏன்னா, அது ம் அவுங்க அவுங்க பிரையாரிட்டி தான் பாப்பாங்க. ம்ஹ்ம், ம், ம். ம். சரி, நல்லது. ஆமா.
ஆ அது ஒரு மிச்சப்பட்டுச்சு. ஆமா அது ஒரு பெரிய மிச்சம். அப்பறம் பாத்தீங்கன்னா, ஆடைக்கான செலவு கிடையாது. இப்ப நான் வந்து அலுவலகத்துக்கு போம்போது, ஓரளவாவது ஒரு, அ 1 மாதத்திற்கு இல்லன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவ ஆடைகள புதுசா வாங்கி தான் போட்ற மாரி இருந்துச்சு. அ. ம்.
அதுபோக, ம். கண்டிப்பா. அதுபோக அத வந்து அந்த அ அத வந்து இஸ்திரி பண்ணுவாங்க.
ஆமா. அந்த
மெனக்கிடணும். அத ஆடைய வந்து மெ மெயின்டெயின் பண்ணி மெனக்கிடணும் அதுக்குன்னே.
ஆமா, ஆமா. அப்பறம் வந்து நேரத்துக்கு போயி நான் வந்து அங்க கைரேகை வச்சு ஆகணும். 9 மணின்னா மணின்னா 9:05 வரைக்கும் விடுவாங்க. இல்லையின்னா, வந்து எனக்கு லீவ் போட்டு சம்பளத்த பிடிச்சிருவாங்க. அது பதட்டமா
ம்ஹ்ம். ஓ! வெறும் 5 நிமிடம் தான் அதில டை அளவா?